இல்ல அதாவது உண்மையா சொல்லணும்னா அந்த மாரி நேரத்துல கண்டிப்பா நான் கொஞ்சம் டென்ஷனா ஆய்டுவேன். <laughs> அதாது என்னன்னா <laughs> ஆ அதேதான். நிச்சயமா, நிச்சயமா.
ம். <laughs> யார இருந்தா ஏன்னா, நபர்கள் கம்மியா இருக்கப்ப. நாம ஓரளவு தெளிவா இருப்போம். நிதானமா இருப்போம். ஆனா, நபர்கள் அதிகமாகிட்டாங்க அப்படிங்கிறப்ப, எல்லாரையும் கவனிக்கலன்னா அவங்க ஒரு சைட் கோவிச்சுக்குவாங்க. அது வேற இருக்கு இல்லைங்களா?
அதேதான் அதேதான் அதுல வேற பெரியவர்கள் மட்டும் இல்ல நீங்க கேட்ட மாதிரி குழந்தைங்கள் அவங்களோட குழந்தைங்களாம் வந்துருக்கும்போது என்னா நம்மளால சடனா என்ன பண்ண முடியாது. நம்ளுக்கு அது புடிக்கலன்ற சிச்சுவேஷன் வெளிப்படுத்தவும் முடியாது. <inhales> வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்கும், நம்ப என்ன பண் நம்பள கட்டுப்படுத்திக்கணும். ஸோ அது 2 த்த பேலன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் ஓட்டம் அதிகமாயிடும். கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அப்ப என்ன பண்ண, கொஞ்சம் அமைதியாயிடுவேன். சரி நம்ப இப்ப எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது. அந்த பசங்க எதாவது எடுத்து ஒடச்சாலும் பரவால்ல. எதாவது ஃபேன்ஸ் ஸ்விட்ச் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி வந்து, சோபா மேல ஏறி குதிக்கறது. அப்ப அழுக்கு காலோட இல்லாட்டி வந்து அந்த ஸ்விட்சஸ் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ண வேகவேகமா பண்றது அந்த லைட் வந்து பியூஸ் போற அளவுக்கு. <laughs> அதுதான் நான் மோஸ்ட்லி பாத்துருக்கேன். அப்ப நம்ம ஏதாவது சொன்னம்னா, அவங்க எதா அவங்க பேரன்ட்ஸ் எதா தப்பா நெனைச்சுக்க போறாங்கன்ற ஃபீல் பண்றதனால. எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அமைதியாயிருவேன். அப்பறம் என்ன பண்ணுவேன். ஒரு 1 செகண்ட்
ஆமா. உண்மையா. ம். ஐயயோ! அது ரொம்ப மோசமான விஷயம். அது பண்றதுலயே. சரி. ஆமா. இல்ல அதுல எனக்கு என்ன வருத்தமான விஷயன்னா, அந்த பெற்றோர்களும் அந்த விஷயங்கள கண்டிக்க மாட்டாங்க, இல்லைங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே நின்னுட்டு கதைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எவ உன் வீடுன்னா நீ சொல்றா. என் வீடுன்னா மட்டும் உனக்கு என்ன என்ன வேணா பண்ணலாம்ன்னு இருக்கா அப்படிங்கிற மாரி ஆயிரும். அந்த இடத்துல.
சொல்லுங்க, சொல்லுங்க. ஆ! சரியா சொன்னீங்க. ஆமா, ஆமா. அதே தான். கரெக்ட்‌டா சொன்ன ஆமா சில பேர்க்கு அந்த அட்டிட்யூட் இருக்குங்க. நானும் கவனிச்சிருக்கேன் அத. அத பத்தி கவனிக்கவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்க குழந்தை இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, அதுனால நம்ம தான் அது கேர் எடுக்கணும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்து பேசுறது, வேற ஏதாவது கத சொ
ஆம். அதையும் எடுக்க விடமாட்டாங்க. நீங்க போய் ஒரு வார்த்த சொன்னீங்கன்னா. "என்ன ஆச்சு! என்ன சும்மா தான குதிதச்சான்" அப்டிம்பாங்க. ஐயோ சாமி! அங்கிட்டு போறாதா, இங்கிட்டு போறதா அப்படின்னு தெரியாம நாம தான் பரிதவிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி இதுல. ம்.
ஆ! <giggles> ஆமாமா. சரியா சொன்னீங்க. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதனால என்ன பண்ணுவன்னா, கொஞ்சம் பாலிஷா சொல்லுவேன், "ஏய், அது மாதிரி போடாதம்மா, ஸ்விட்ச் இதுவாயிடும் ஃபீஸ் போயிடும்மா. அப்படி பண்ணக்கூடாது, பாரு கால்ல இருக்கழுக்கெல்லாங் ஒட்டிருச்சு பாரு!" இது மாதிரி சொல்லி கொஞ்சம் சமாளிக்கிறது அத. அப்ப நம்ம கவனிச்சதுல கொஞ்சம் கம்மியாகும். அடுத்தது இப்ப அவங்கள கவனிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு காஃபியோ டீயோ போட்டு கொடுக்கிறதோ, இத சொல்லிட்டு வந்து அப்றம் திருப்பி கிட்சன்ல வந்து அத பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் நம்மளோடைய கவனத்த. அப்டி தான் நான் சமைக்கிறதுங்க.
உண்மதான். உண்ம தான் இப்ப நீங்க அந்த காஃபி, டீ சொன்னோன்ன, எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா. எங்க அம்மா பால வெச்சுட்டு பார்த்துக்கோன்ட்டு போவாங்க. அப்ப தான் ஊருல இருக்க எல்லா விஷயமும் நமக்கு வரும். நீங்க அந்த மாதிரி எதாவது, பால பொங்க விட்டது, வ் வேற எதாவது வேலைய பார்த்து அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கா?
ம், ம். சரி, அ, அ. <inhales> அ, அ.